ஆமா, அப்படின்னு நினைச்சேன். அது அத முதல்ல மனசுல நினைக்கணும் இல்ல. ஒரு தொடக்கப்புள்ளி வரணும் இல்ல. அந்த வைராக்கியம் வரணும். இன்னொன்னு, நம்ம ன் அதாவது, நம்ம அழகாக நல்ல வேலை செய்றோம். நல்லா உழைக்கிறோம். நல்லா சம்பாதிக்கிறோம். நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கும் நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கிறோம். இப்ப அதுலயும் இங்க பாதிப்பு. இங்க அதுலயும் பாதிப்பு வருது. அப்படீன்ற பட்சத்துல இதை சரி செய்யப்பட வேண்ட ஒன் வேண்டு ஒண்றுன்னு சொல்லி, ஒ ஒ ஒரு ஆ அதற்கு பிறகு, எனக்கு ஏற்ற வேலைகள் யார் கொடுக்கிறார்களோ அந்த இடத்திலே, நான் கம்பெனியை தெரிவு செய்யக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டேன். எல்லா இடத்துலயும் வந்து அப்ப உம் அந்த வைராக்கியத்தோடு திரும்பவுமாக என்னுடைய ஆர்வத்தைத் தட்டி எழுப்பி, நான் இருந்த கம்பெனியிலேயே திரும்பவுமாக என்னுடைய அந்தப் பழைய திறன்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தேன்.
ஆ. ஆமா. கண்டிப்பா. ஆ. ம். ம். ம். கொடுக்கணும். அ. ஆ. அதுத அது கரெக்ட். ஆ. சரிங்க. ஆ. ஆ, ஓகேங்க. ஆ. ம்.